ஆமா. இப்பல்லாம் வந்து எப் எவ்ளோக்கு எவ்ளோ அவர பார்த்தா எனக்கு வந்து அ பயம் இருந்துச்சோ! அந்த அளவுக்கு வந்து எனக்கு இப்பலாம் வந்து நெனச்சாலே சிரிப்பு வரும். நானும், என் கணவரும் வந்து, அ இரவுல தூங்கும்பொழுது அ டெய்லி வந்து அவ வந்து போவா! எங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு. நான் வேலைக்கு போறப்போ, அவுங்க வீட்ல தான் நான் வந்து விட்டுட்டு போவேன். அவுங்க தான் பாார்த்துப்பாங்க. நான் வரும்பொழுது தெனமும் ஒரு சம்பவம் இருக்கும்.
ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம், ம்ஹ்ம். ஆ நீங்க வந்து நீங்க "இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காளோ?" அப்பிடின்னு நினச்சுட்டு தான் வர தோணும் இல்லயா!
ஆமா. அவர் வந்து. ஆமா அவரு வந்து டெய்லி என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைட் லிஸ்ட் வந்து சொல்லுவாரு என்கிட்ட. "உன் பொண்ணு வந்து என்ன வந்து இன்னக்கி வந்து இங்க அடிச்சது. <chuckles> இப்பிடி பண்ணுச்சு! என் கண்ணாடி வந்து உடைச்சுட்டா!" அப்பிடின்னு. ஆமா <laughs> "தூங்கிட்டே இருக்கும்போது வந்து தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டா!" <chuckles> அப்பிடின்ற மாதிரி.
<laughs> ம். ம்ஹ்ம். ஓ! அச்சச்சோ! <laughs> ஆ. <laughs> அ இது என்ன அந்த ஸ்கூல் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போலயே!
<laughs> தெனமும் நடக்குங்க. சில சமயம் ஆ இப்ப எனக்கும் எங்க அப்பாக்கும் வந்து ஏதோ ஒரு வாக்குவாதம் வருதுன்னு வைங்களேன், நான் கடைசியா வந்து, "சரி நான் போய் என் பொண்ணு அனுப்பி வைக்கிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது." <laughs> ஆமாங்க. <laughs>
ஆஹா! ம்ஹ்ம். ம் <laughs> அடி "இல்ல இல்ல வேணா, வேணா நீ சொன்னமாரியே இருக்கட்டும். உம் பொண்ணெல்லாம் வேணாம்" அப்பிடின்றுவாரா? <chuckles> ஆ அவர வ வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரே ஆளு உங்களுடைய மகள் தான் நினைக்கிறேன். <chuckles>
<laughs> ஆமா <laughs> இப்பவும், ம்.
அ யோவ் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் இப்பிடிதான் பயப்படுவாங்களா அப்பாவுக்கு?

ஆமா. என் தம்பியுமே வந்து அப்பாக்கு வந்து பயங்கரமா பயப்பிடுவாப்பில. அவரு வர்றாருன்னு தெரிஞ்சாலே ஒண்ணு போய் நேரம் ஆயிடுச்சுன்னா தூங்குற மாரி பெட்ஷிட்ட போயிடு படுத்துப்பாப்ல. அப்படி இல்லன்னா வந்து படிக்கிற மாரி உட்கார்ந்துபாப்ல. அ படிக்கிறாரோ, இல்லையோ புக்க தொறந்து வச்சுட்டு உட்காந்துப்பாரு. இப்போ, எங்க அப்பா நான் படிக்கும்போது எங்க அப்பாவோட தொலைபேசியெல்லாம் வந்து நான் வந்து தொட முடியாது. தொட்டா வந்து திட்டுவாரு. பயம். அவ்ளோ நடுக்கும். இப்போ அவரோட தொலைபேசி முக்காவாசி நேரும் என் பொண்ணு வச்சிருப்பா. அதாவது. அவளுக்கு அத வந்து பாக்க தெரியாது. என்ன இருக்கு? அப்டின்ட்டு. அத எடுத்து வச்சு, சும்மா காதுல வச்சு யார்கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. ஆ. ஆமா. ஆமா. நம்ப பேசுறத பாத்தா, அத மாரியே வந்து யார்கிட்டயோ வந்து, ஆ உ அப்படின்ற மாரி அவ மழலை மொழியில வந்து பேசிட்டுருப்பா. அவகிட்ட போய் கேட்டோனா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல. 4 வீடு தள்ளி வரைக்கும் கேக்கும்.
ஆ. அஹ. அஹ. ம். ம். ஆ. ஓ. ம். ம்ஹ்ஹ்ம். <chuckles> அஹ. ஆ பேசுற மாதிரி பண்றது இதெல்லாம். ஆ. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ.
இவரு வந்து, அது எப்போ கீழ வப்பா? அப்படின்னு காத்துட்டே இருப்பாரு. பின்னாடியே போவாரு. யாருனா அதுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்தா கூட தரமாட்டா.
ஆ. ஆஹம். அ. ஆ சில குழந்தைகள் வந்து தாங்களே வந்து அட்டெண்ட் பண்ணி பேசிருவாங்க, அ.
ஆமா. இவ இன்னும். அந்த அளவுக்கு இல்ல. ஆனா, இ வந்து இது பண்ண மாட்டா. அழைப்பு வந்து தரமாட்டா. இருக்கட்டும்.
ஆஹம். ஆ இது இது சம்மந்தமா ஒரு சிரிப்பான ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன். ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். அந்த குழந்த அட்டெண்ட் பண்ணி அ யாருங்க பேசுறது அப்டின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து மேனேஜர்மா அ அப் அப்படின்னு சொல்லி அவரு சொல்வாரா? அப்படியா? உங்க வீட்ல நாய் இருக்குல்ல, நான் அங்க வந்து விளையாடட்டுமா? அப்படின்னு சொல்லி கேப்பா. அந்த எங்க வீட்ல நாய்லாம் எதுவும் இல்லம்மா? அப அப்படியா? அப்புறம் ஏன் எங்க அப்பா எப்ப பாத்தாலும் மேனேஜர் நாய், மேனேஜர் நாயின்னு சொல்றாரு <chuckles> அப்டின்னு சொல்லி கேக்குமா, அப்புறம் அப்பா வந்துருவாரு, அம்மா யார்ம்மா ஃபோன்ல? அப்டின்னு மேனேஜர் நாய்ப்பா அப்டின்னு சொல்லி குடுத்துட்டுப்போ அவ்ளோதான் சொல்லி முடிஞ்சுச்சு. அந்த குழந்தைய அடி
ஆ. ம்ஹ்ம். ஆ. ஆ. ம். <laughs> இது வந்து, ரொம் ம்.
ஒரு ஒரு பதிவுல ஒண்ணு பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுயா! அந்த் குழந்தைங்க முன்னாடியே பேசுறது வந்து, அவங்களுக்கு தெரியாதுல்ல எவ்ளோ இன்னோசென்ட் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்டயே போய் சொல்லி. அது ஒரு சிரிப்பான ஒரு தருணம்.
<laughs> ஆமா. இது எங்க வீட்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக, போக இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். <laughs> ம்.
<laughs> அ. சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு ஒரு நபர பார்த்து சிரிப்பா வர தருணம் என்னன்னா, அது வந்து உங்க லைஃப்ல என்ன மாரி பிரச்சனைகள சந்திச்சீங்க? எப்படிலாம் பயந்துட்டுருந்தீங்க? ஆனா, அது அப்படியே இப்படி உல்டாவாயி இப்ப அது வந்து ரொம்ப ரசிக்கும் தருணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து உங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தரமான நேரத்துற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா. ஆமா. உங்களோட பேசினதுல எனக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி!